இது சில மாடுகள் வந்து என்ன பண்ணுன்னா சாப்டோன்னே அதுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அது வெலகிரும். ஆனா இதில என்னான்னா, சில உணவு பொருள் பொருட்கள்லாம் இருந்திருக்குது. கொஞ்சம் ருசியா இருந்திருக்குது போல. சரிங்களா. மே பி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க. உணவ வந்து அந்த பொட்டலத்தில வச்சிட்டு, அந்த உணவை குப்பையில போட்டு அந்த பிளாஸ்டிக் கவர மட்டும் வெளிய போட்டிருப்பாங்க. அதனால அந்த வாசனை அதிலயே அப்டியே இருந்திருக்கிது. சரிங்களா.
ம். ஓ, ம்.
அதனால அதையும் சாப்ட்டுருந்திருக்கிது. இதெல்லாம் சேந்து கொஞ்சம் செரிமானத்திலயும் கோளாறு. அப்புறம் ரிட்டர்ன் வரப்போ, வீட்டுக்கு திரும்பி போறப்போ, இந்த ஒரு வீட்ல எழவு விழுந்ச்சு, பட்டாசு வெடிச்சவுன்னே எல்லாமே தூக்கி உட்ருச்சு அதுக்கு.
ஆமாங்க. ம். புரியுது, புரியுது, புரியுது. ஏற்கனயே அது உடல்நிலை சரியில்லாதனால, ஒரு மனநிலையிலயும் ஒரு மாதிரியா அது ஆயிருக்கும். இதில பட்டாசு வெடிச்சதுனால, அது கொஞ்சம் ரொம்பவே மெரண்டு போயிருக்கு அது. இப்போ எனக்கு அது புரியுதுங்க.
எல் எல்லாம். நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ தூக்கி விட்ருச்சு. தூக்கிவிட்டு அது, அதுக்கு மனசளவிலயும் வந்து சரியில்லை, உடல் நிலையும் சரியில்ல. எல்லாமே வந்து அடிவாங்கிருச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு சரியாயிட்டு, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அ ஒரு சில மருந்துகள்லாம் வந்து அவுங்க குடுத்திருக்கிறாங்க. மருத்துவர் குடுத்திருக்காரு. அதை வந்து செஞ்சா சரியா போய்ரும் அப்படின் சொல்ட்டு, அந்த பையன் சிறுவனும் கொஞ்சம் துக்கம் கலந்த சந்தோஷத்தில, அப்டியே வந்து வீட்டுக்கு வந்து சேருறான். அவ்வளதான்ங்க கதை. அதோட முடியுது.
எப்பா! என்ன ஒரு அருமையான கதை. நீங்க உண்மையாவே கதை ஆசிரியரா?
இல்லைங்க நான் கதாசிரியர் இல்ல. நான் வந்து கதாசிரியர்ன்னா வந்து என்னோட கதையை என்னுடைய ஆசிரியர் <chuckles> படிப்பாங்க. <laughs> பள்ளிக் காலத்தில வந்து நான் வந்து பாடத்தில் நான் எழுதுவேன். தேர்ச்சில நான் தேர்வுல எழுதுவேன். அவுங்க சொல்லுவாங்க "இஙக வா. இங்கே வா, இந்த கதை எங்கேருந்து படிச்ச?" அம்மா நான் வந்து நானா எழுதுனேன் அம்மா" அப்படின் அம்மான்னு தான் கூப்பிடணும் நாங்க. மிஸ்ன்னு கூப்பிடக்கூடாது. தமிழ் அம்மான்னு கூப்பிடணும். அப்போ அப்படி சொல்றப்போ, அடிக்கிற மாரி வந்தாங்க. "ரொம்ப நல்லா எழுதியிருக்க சூப்பரா எழுதியிருக்க. இதே மாரி வந்து நீனு அ முயற்சிக்கணும் மீண்டும் மீண்டும்-" அப்படின்னு சொல்ட்டு <chuckles> உட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ. <laughs>
எவ்ளோ அழகா <laughs> <laughs> ஓ, ஓ! சரி, சரி. ம்.